ஆ ஆமா. பாத்துருக்கிறேன். பா திரைப்படங்களிலே ஏதோ ஒன்ல பாத்திருக்கிறேன். இப்போ தான் பாக்கிறேன். அத வாங்கி வீட்ல வைச்சிருக்குறது. இப்போ தான் கேள்விப்படுறேன். <chuckles>
ம். அது வாங்குனாய்ங்களா இல்ல, செஞ்சாய்ங்களான்னு தெரியல. ஆனா, வந்து அது பல வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துருந்துச்சு. அவர் வந்து பாவம் பாத்த மாரி வாசல பாத்த மாரி பாவமா உட்கார்ந்திருப்பாரு எப்பயுமே எங்க வீட்ல. நான் முன்னாடிலாம் அத புத்தர்ன்னு நினச்சுட்டேன். அது புத்தர் சில போல, இல்லங்க, கொழந்தயா இருக்கும்போதுங்க. கொழந்தயா இருக்கும்போது நம்ம சாமியார்னு தானே நெனப்போம். சாமியார்ன்னு சொல்லிட்டு இருப்பேன் நானு. அப்போ தி திருவள்ளுவர்ன்னு சொன்னா கூட நமக்கு தெரியாது. திருக்குறள் கூட தெரிஞ்சுரும், திருவள்ளுவர் தெரியாது, சாமியார்ன்னு சொல்லுவேன். ஆமா. அப்போ "அந்த சாமியார் எதுக்குமா நம்ம வீட்ல இருக்காரு? இது எதுக்குமா இங்கே வச்சுருக்கீங்க?'' அப்டின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி அது வந்து பல நாளா இருந்துச்சுங்க இப்போதான் ரீசென்ட்டா எங்க தாய் மாமா ஒருத்தர் பிரின்சிபலா இருக்காரு. அவர் கேட்டாரு. "நீங்க இத, ஸ்கூலுக்கு குடுத்துருங்க இத அப்டின்ற மாரி ஸ்கூலுக்கு குடுக்குறீங்களா?" அப்டின்னு சொல்லி, எங்க அப்பாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு. எங்க அப்பாவும் "சரி, கொண்டு போங்க" அப்டின்னு குடுத்துவிட்டாரு அது வேற
சரிங்க. ம். <laughs> சரி. <laughs> ஏங்க, புத்தருக்கு மலு மலுன்னு இருப்பாரு. ஓ! அப்டியா சரி, சரி. அம். சரி, சரி. சரியா சொன். ம். புரியுது. சரிங்க. அ. என்னங்க? இது அநியாயமா இருக்கு. அவ்வளவு வருஷம் வச்சிருந்தீங்க, எடுத்துக் கொடுத்தோம்னு, அது யாரு? ஏன் அப்டி கொடுத்துட்டீங்க அந்த மாரி?
ஆமா, ஆமா. அவரு ரொம்ப வருஷமா கேட்டுட்ருக்காருங்க அது அவரு. அவர் அவரு அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா போனதுலேருந்து அதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருக்காரு. அவங்க வீட்ல வந்துட்டு அவருமே இந்த மாரி பொருட்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாரு. எங்க அம்மாவோட அண்ணன். அப்போ எங்க அம்மாவுக்கு திருமணமாகி வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்போலருந்தே கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஆ அவங்க வந்து கொடுக்கவே இல்ல போல. அத வந்து ஏதோ சோ பீஸ் மாரியே வீட்ல வச்சுட்டு இருந்துருக்காய்ங்க. அந்த பழைய பொருள் வந்து அது கேட்டகரியில அது இருக்கும். அப்டி இருக்கும்போது இப்போதான் ரீசென்ட்டா "சரி, அது இப்படி இருந்தாலும் இங்கே வந்து தூசிய தானே தட்டி, தட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, கொண்டு போங்கன்ற" மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போதான் அதுவும் வந்து அவங்க ஆ கொடுத்தனால சரி கொடுத்துட்டாரு மாப்பிள கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்கூல்ல கொண்டு போய் வைக்கல வீட்ல தான் வச்சுருக்காங்க. <chuckles> ஏன்னா, அவரு பல வருஷமா கொடுக்காம இருந்து, திடீர்ன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல்ல இருந்துனா எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா, அந்த அந்த இது வரும் இல்லயா ஏன்னா பல வருஷமா இருந்துச்சு திடீர்னு தோணுச்சுன்னா கேட்டுருவாரோ அப்டின்ற ஒரு காரணத்தினால
சரிங்க. <chuckles> ம். அ. சரி, சரி. <laughs> விருப்பப்பர்றாருனு கொடுத்துட்டீங்க. <laughs> ம். ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. ஆனா அது அதத்தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப நாம ஒரு பொருள வந்து ஒரு 10 வருடம் 20 வருடம், 5 வருடம் வச்சிருந்தாலே, நமக்கு அது மாரி அது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமா போய்ரும். திரும்ப பொருள் வாங்குவது நமக்கு பிரச்சனயா இருக்காது. என்னடா பாத்து, பாத்து வச்சிருந்தோமே அப்டின்னு இருக்கும். நீங்க சொல்றத பாத்தா ஒரு 20 வருஷம் இருந்திருக்குமா? உங்க வீட்ல அந்த பொருள்.
ம். நான் பிறந்ததுலேருந்தே இருந்துச்சே. இப்போ 20 வருஷத்துக்கு மேலேயே இருந்துருக்கும். ம்.
ஆங் அப்போ ஒரு இருவது, இருவதஞ்சு வருஷத்து ஏன்னா, அந்த பொருட்கள் எல்லாம் அது ஒரு நிச்சயமா ஒரு நினவுகள தாங்கி தானே இருக்கும். தா நினவு இல்லாம எந்த பொருளும் இருக்காது இல்லயா?
ஆமாமா. அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பழைய பொருள்னு பாக்கும்போது கிரைண்டருங்க. கிரைண்டரும், இந்த அம்மிக்கல்லும் எதுக்கு இருக்குதுன்னே தெரியாதுங்க. <chuckles> அந்த அம்மிக்கல்லலாம் வந்துட்டு நாங்க விளயாடுறதுக்கு தான் இருக்குன்னு நினச்சுக்குவேன் நானு. அதில வந்து ஒரு தடவ கூட அந்த மருதாணி அரைக்கிறதுனால மட்டும் தாங்க இந்த அம்மிக்கல்ல போய் உட்காருவாங்க. ஒரு நாள் கூட அதாது ஆட்டுக்கல்ல அந்த ஆட்டுக்கல் ஆட்டுவோம் பாத்தீங்களா. அதில வந்துட்டு இந்த மருதாணி அரைக்கும்போது மட்டும் தான் அந்த ஆட்டுக்கல்ல பெயிட்டு அவங்க அரைப்பாய்ங்க.
<chuckles> <laughs> ம். <chuckles> ம். புரியது. ஆமாங்க